இல்ல <chuckles> இல்ல, இல்ல. இது இப்போ கடைபிடிச்சாகணும். ஏன்னா, நீங்க ஒரு மிகவும் மோசமான ஒரு அனுபவத்த ஏற்கனவே பட்டுட்டீங்கல்ல. ஒண்ணு ஒண்ணு அவுங்க உணவகத்தில உள்ளவுங்க வந்து உங்கட்ட முன்கூட்டிய சொல்லணும். ஆ தாமதம் ஆவும் அப்பிடி, அப்பிடி சொல்லாம அவுங்க வந்து அலட்சியமா இருக்கிற இடத்தில நீங்க நம்ம உட்காண்ட்டு இருக்கிறது வந்து அது நல்லது கிடையாது. ஆ.
<laughs> ஆமாங்க. ஆமா. <chuckles> சரியா சொன்னீங்க. அதோட அத கேட்கிறதே இப்பிடி தான் கேட்டோம். குழந்தைக்கு பசி ரொம்ப இருக்குது. அதனால பிரியாணிய கொண்டு வந்துருங்கன்னு சொல்லவும் சொன்னோம். சொல்லலேன்னா அவுங்க சொல்லலாம். இல்லேங்களா!
ம். உங்க உங்க தரப்பில வந்து நீங்க சொல்லிட்டீங்க. ஆ, சரி.
ஆ, ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். அதனால தான் ஒரு வ் ஒண்ணும் பேச வேணாம். பாப்பாவுக்கு பசிக்குது ஒரு பிரியாணி அவ்ளோதான் சொன்னோம்.